ஆ அது ரொம்ப பிரச்சன பண்ணுங்க. ம்.
வெச்சாங்க டிவிஸ்டு எனக்கு. எல்லாமே காரம், காரம், காரம் எல்லாத்துலயுமே காரம்.
ஆ அச்சோ. ஆமா. அங்க வேற தெலுங்கானால காரமே போட்டு அடிப்பாங்களே. ம்.
ஆமாங்க. ஆனா நான் இங்க வர நான் வேற ரொம்ப நல்ல பையனாச்சுங்களா, அதனால காரம் எல்லா கம்மியா சாப்டணும்னு சொல்லி இருந்தாங்க. அதனால இங்க கம்மியா சாப்ட்டே வளர்ந்து, வளர்ந்து
ஓஹோ! அதான், அதிகமா சாப்ட்டா கோவம் வந்துருங்கன்னு சொல்லிட்டுருப்பாங்க. அ, ஹிம். ம்.
ஆமாங்க. காரமும் அதிகமா இருந்துச்சு. ஒரு 2, 3 நாள்லயே பாத்தீங்கன்னா, நாக்கு எல்லாம் வெந்து போச்சுங்க. அதனால சாப்பிடவே இல்ல. நைட்டு வந்து மோர் மட்டும்தான். அங்க இந்த ஆஸ்டல் சொல்லுவாங்க தெரியுங்களா? அங்க தான் தங்கி இருந்தேன். வெறும் நைட்டு எப்படா வரும்னு, இவ வெய்ட் பண்ணிட்டு இருப்பேன். ஏன்னா நைய்ட் மட்டும்தான் அவங்க மோர் வெப்பாங்க.
ம். ஆஹ. செரிங்க. <chuckles> ஆமா, ஆமாங்க. ம். ம். ஏங்க வெளிய வாங்கி சாப்பிடறதில்லீங்களா? ஒரு தயிர் பாக்கட் வாங்கி இருந்தீங்கன்னா வேல முடிஞ்சுது.
அப்ப அந்தக் கடைல போறதே எனக்கு ஒரு பெரிய டாஸ்கா இருந்ததே. என்னடா கேக்குறது அதுவுமே தெரியல. அவங்க நம்ம இங்கிலிஷ்ல சொன்னாலுமே அவங்களுக்கு புரிய மாட்டேன்து. அதனால என்னென்ன வார்த்தலாம் இது பண்ணணுனு சொல்லுங்க, நான் பஸ்டு பிரிப்பேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போலாம் அப்டின்னு நெனச்சுட்டு இருந்தேன்.
அட ஆமால்ல. ம்ஹ்ம் சரி, சரி. அஹ. அதான், அதாங்க. அ. செர் செரிங்க.
அதனால நான் கடைக்குப் போல. வெறும் நைட்டு மட்டும் வெய்ட் பண்ணிட்டு இருப்பேன். மதியம்லாம் வந்து பாத்தீங்கன்னா, கொஞ்சோ சா இந்த வெ சாதம் போட்டவுடனே கொழம்பு பட்டும் படமா, ஊத்தி சாப்ட்றனு சொல்லுவங்க தெரியுங்களா?
ம்ஹ்ம். ம். ஆ, அப் ஆமா, அப்டிதான் சாப்டாகணும் வேற வழி இல்ல. அஹ்ம்.
வேற வழி இல்லங்க. நான்லாம் எங்க வு எங்க வீட்டுலாம் சாம்பார்ல பாத்தீங்கன்னா, ரசம் மாத்தி அப்டியே கொழச்சி அடிப்போங்க. அந்த மாரி சாப்ட்டவனா இப்டி சாப்பிட வெச்சுட்டீங்களேடா. அப்டின்னுதான் தோண ஆரம்பிச்சது.
ஆமா. அது நம்ம வீடு மாரி வருமா? ம்ஹ்ம். ஐயே.
அப்புறம் என்ன ஆச்சு அந்த, அ அந்த 1 வாரமும் அந்த 5 நாள் ஆச்சுங்க. 5வது நாள் ஈவினிங் வந்து. ஒரு எக்சைட்மன்ட் வந்துது எனக்கு. ஏன்னா 5வது நாள் வந்து பாத்தீங்கன்னா நான் 1 வாரம் முடிஞ்சுது. சனி, ஞாயிறு லீவு.
ம். ம். ம். ம்.
ஒடனே கெளம்புரங்க. நான் பிளனே பண்ல ஊருக்கு போணு அப்டின்னு சொல்லிட்டு. ஆனா, அப்ப எனக்கு போணும்னு தோண்ண உடனே ஹ்ய்டுராபாடுல இருந்து, சென்னைக்கு டிக்கட்டு அப்ப கெடைக்காது நம்மளுக்கு.
<chuckles> அ. செரிங்க.

ஆ சண்டி கண்டிப்பாங்க. ஆனா இப்போ வந்துட்டு ஒரு என்ன சொல்றது அப்டின்னா, ம். ஒரு குடும்ப சூழ்நிலை காரணமாக அங்க போறாங்க அப்டின்னாலும், திரும்பி வரக்கான ஒரு உந்துதல் அவங்களுக்கு இருந்துட்டே இருக்கும். தே ஒரு 2 வருடம், 3 வருடம் வேலைய முடிச்சிட்டு, கண்டிப்பா வந்திரணும் அப்டிங்கிற ஒரு கருத்துல தான் போவாங்கன்னே நான் சொல்லுவேன்.
தன் ஆமாங்க, நிச்சயமா. இப்ப நான் உதாரணத்துக்கு நான் என் நான் என்னோட ஒரு அ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ச நான் சொல்றேன் உங்களுக்கு.
சரிங்க.
என்ன அப்படின்னா, நான் பொறந்து வளர்ந்தது எல்லாமே தமிழ்நாடுதான்.
ம்ஹும்.
ஆ, என்னோட பள்ளிக் இதுவும் சரி, கல்லூரியோட வாழ்க்கையும் சரி, அதுக்கப்புறம் பணிக்குச் சேர்ந்து ஒரு 4, 5 வருஷம் நான் அங்கதான் வேலையுமே செஞ்சேன்.
ம். ஓஹோ! சரிங்க. தமிழ்நாட்டில தான் செஞ்சுருக்கீங்க. ம். சரிங்க.
அதுக்கப் ஆமாங்க. இந்த 2020 அப்போ இந்த, கொரோனா வைரஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு விருந்தாளி வந்தாரு தெரியுங்களா?
பிரச்சன வந்துச்சு. ஆமா ஆமா விருந்தாளியா? சரி சொல்லுங்க.
அந்த விருந்தாளி வந்துல நம்ம வீட்ல இருந்து வெளியவே போக உடலையேங்க. வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டாங்க.
அதுவும் நம்ம வந்து அ பகிர்ந்து குடுக்கணும்னு எல்லாத்துக்கும் தெ வேணுங்கறவங்களுக்குல்லாம் குடுத்துட்டு இருந்தோம். அ.
அதேதாங்க. "ஷேரிங் இஸ் கேரிங்ன்னு" சொன்னாங்க தவி சொன்னாங்க. ஆனா, இந்த அளவுக்கு இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. ரொம்ப ஷேர் பண்ட்டாங்க அவங்க. அ.
ஆமாங்க. ம். சரிங்க. அப்ப உங்களுக்கு என்ன பண்ணாங்கன்னு சொல்லுங்க?
எனக்கு என்ன ஆயிர்ச்சு அப்டின்னா, அதுனால வந்து எனக்கு வேலை வந்து எழக்கிற சூழ்நெலை வந்தது எனக்கு.
ம். ஆஹ. சரிங்க.
ஏன்னா நெறைய கம்பெனி வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுவும் இல்லாம இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்ற கான்செப்ட் வேற கொண்டு வந்தாங்க.
ம். ஆமா. ஆமாங்க.

இப்ப கடைக்குலாம் போணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து சாதாரணமா கேட்டுருவோம். இது க தக்காளி 1/4 கிலோ குடுங்க. இல்ல அது ஒரு 1/2 கிலோ குடுங்கன்னு சொல்லி கேப்போம். <laughs> அங்க போன ஒன்னே வாயில பேச்சே வரல. வெறும் ஆக்ஷ்ன் ஆக்ஷ்ன் மட்டும் தான்.
ம். ம். <laughs> அ. செரிங்க. <laughs> புரியுதுங்க புரியுது. இத நீங்க வந்துட்டு வேறு மொழியில நடந்த ஆபத்து என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுல பேச சொன்னா நல்லா பேசிடுவீங்க போல. <laughs>
அதான். இல்ல நான் இதுக்குமேல நான் அந்த இதுக்கு வரன் நானு. அந்த நம்மளோட இதுக்குமே வரன். இது ஏன் எக்ஸ்பிலைன் பண்றன்னா உங்களுக்கு அந்த அனுபவிச்சு நீங்க வந்தீங்க வச்சுக்கோங்களேன். அப்ப கெடைக்கிற அந்த ஒரு சுகம் இருக்கும் தெரியுங்களா? அது வந்து நான் இப்டி சொன்னாதான் அது அனுபவிக்க முடியும். அதனாலதான்.
ஆஹா. அ. ஆஹா. ஆமா ஆமாங்க. ஆஹா சரி. சொல்லுங்க, சொல்லுங்க. நானும் அனுபவுச்சு பாக்கறேன். <laughs>
<laughs> அதுவும் நமக்கு ஸ்டார்ட்டிங்குள போயாச்சு. மொழியும் தெரியாது, எதுவும் தெரியாது. எப்படியோ தத்தக்க பத்தக்கன்னு மேனேஜ் பண்ணியாச்சு.
சரிங்க. ம்.
சரிங்களா. அதுக்கப்புறம் பணிலையுமே பாத்தீங்கன்னா, அந்த அளவுக்கு ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் அப்டின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா?
ஆமாங்க. அது இருந்திருக்காது. ம். நமக்கெப்போ இப்படித்தான். <laughs>
அதுவ் அதுவுமே இல்ல. <chuckles> சரி என்னடா பண்றது? <laughs> அதே மாரி அங்க இருக்க நண்பர்கள் அது மாதிரிலாம் அமையறது வந்து, அப்பலருந்து நான் புதுதுன்றதுனால ஏன்னா எனக்கு மொழியும் தெரியாதுனால யார்கிட்டையும் பழகவும் முடில.
ம். ம். ஆமா, ஆமாங்க. அ.
நம்ம ஒண்ணு சொல்ல, அவங்க ஒண்ணு கேக்க, அவங்க ஒண்ணு கேக்க, நம்ப ஒண்ணு சொல்ல. அப்டியேதான் போயிட்டுருந்தது. சரி நான் அதே மாரி அவங்க வந்து ஆங்கிலம் வந்து அந்த அளவுக்கு பேச மாட்டேன்றாங்க.
ஆஹா. <laughs> சரிங்க. ஆஹா! சரி, சரிங்க. அவங்க வந்து அ ஹிந்தி இருக்கும்போது எதுக்கு ஆங்கிலம் அப்படின்னு இருப்பாங்க.ம்.
ஏன்னா அவங்களோட ம். இல்ல நிச்சயமா. ஏன்னா என்ன அந்த நான் செய்ற அந்த ஆபிஸ்ல பாத்தீங்கன்னா, எல்லா மொழிக்காரங்களுமே இருக்காங்க. எல்லாருமே அவங்க சொந்த மண்ண விட்டுதான் இங்க வந்து சேர்ந்து இருக்காங்க. ஆனா அங்க வந்து பாத்தீங்கன்னா, ஆங்கிலம் பேசவே மாட்டாங்க. அவங்களோட மொழிய தான் பேசறாங்க. இப்ப நம்ம ஹைட்ரபாட் போறோம் அப்டின்னா, அங்க வந்து தெலுங்கு வந்து கம்மிதான். ஆனா ஹிந்தி தான் பேசறாங்க. ஆங்கிலம் வந்து பயன்படுத்த மாட்டேன்றாங்க.
ம். சரிங்க. ம். ஓஹோ. ம்ஹ்ம். சரிங்க. அதான், அதாங்க. ம் புரியுதுங்க. ம்.
அப்பதான் நெனச்சன். பரவாயில்லயே நம்ம தமிழ்நாட்டுல நம்ப எல்லாத்துக்குமே நம்ம சப்போர்ட் பண்ணிட்டுருக்கோம். நம்ப தமிழுக்கும் இது பண்றோம். ஹிந்திக்குமே இது பண்றோம். இங்லீஷ்க்கும் இப்படி பண்றோம். அப்படின்னு ஒரு எனக்கு தாட்டு வந்தது. நம்ப எவ்ளோ பரவால்லன்ற ஒரு தாட்டு வந்தது.
ம். ம். ஆஹா புரியுதுங்க. ம், ம். எவ்ளோ பரந்த மனசு நமக்கு இருக்கு <chuckles> அப்டின்னு நீங்க நெனச்சுருக்கிறீங்க அப்பதான். ம். ம்.
இல்ல நிச்சயமாங்க. அதே மாரி வேற என்ன ஒண்ணு நான் இது பண்ணன் அப்டின்னா, நம்ளுக்கு வந்து அந்த மனிதாபிமானம் சொல்ட்டு ஒண்ணு இருக்கு தெரியுங்களா?
ம்.